கண்டிப்பா, கண்டிப்பா. இது வந்து எனக்கு கத்து கொடுத்தது யாருன்னா, என் பாட்டின்னு தான் சொல்வேன். அவுங்க எதா ஒரு விஷயம் வந்துட்டு செய்றோம் அப்பிடின்னா வந்து, சும்மா ஒரு வீட்டு வேலைய எடுத்துக்கோங்களேன்! அப்புட்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, அந்த சந்து வந்து குப்பையா கிடக்கும். இல நிறைய செடி வச்சுருந்தோம், அதனால இலையா கிடக்குமா! அப்போ இங்கேருந்து அங்கே வர கூட்டணும். அப்போ வந்து எனக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, "ஓ! இவ்ளோ தூரம் நான் கூட்ட மாட்டேன்" அப்பிடிம்பேன். அப்ப என் பாட்டி சொல்லுவாங்க, "நீ வந்து ஃபர்ஸ்ட்டு கூட்டி பாரு! கூட்டி பார்க்காம கூட்டணும் முடியாது, பெருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காத!" அப்பிடின்றமாரி திட்டுவாங்க. ஒரு சில நேரம் வந்துட்டு, ம். அந்தமாரி நம்மள வந்து சொல்லுவாங்க. நம்மள ஏற்கனவே நம்மள டவுன் பண்ண ஒருத்தவுங்க நம்மள வந்துட்டு இது பண்ண பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அத எப்பிடியாவது செஞ்சு காட்டணும், ஆமா. ஒரு சில நேரத்தில வந்துட்டு நமக்கு அது வந்து கீழ கொண்டு போவும். ஒரு சில நேரத்தில நமக்கு வெறி ஏறும்ல. ச்சீ! என்ன நமக்கு பண்ண முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து பண்ணி தான் பார்ப்பமே! நம்மளால எப்பிடி பண்ண முடியாம போகும்? அப்பிடின்ற மாதிரி.
ஓ! ஆமா. நான் கீழ தான் போவோங்க. ம். ஆமாங்க. ரொம்பவே சரியா சொன்னீங்க. அந்த நேரத்தில நம்பளும் வந்து வெறிகொண்டு பண்ண ஆரம்பிச்சுருவோம்.
அந்த மாதிரி அவுங்க என்னைய வந்து ம். என்னைய வந்து அவுங்க திட்டுவாங்க. ஒருமாரி கம்பேர் பண்ணி என்னையும் என்ன என்னோட தங்கச்சியும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஆ அவ உன்னவிட சின்ன பிள்ள
அது நீங்க இப்ப வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட்டுன்னு தவறுன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல. அந்த இடத்துல வந்துட்டு என்னோட நம்பிக்கை அத வந்து ஏத்தி விட்டுச்சுன்னு தான் சொல்வேன். அ நம்மளது நம்மள வந்து வெறுப்பாக்கிட்டு, நம்மள வந்து இன்னும் கொஞ்சம், ஆ அவுங்க அவுங்க பேச்சில வந்து நம்மள ட்ரிக்கர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா! தூண்டி விட்றாங்க. அதுமாரி தூண்டி விட்டாங்கன்னா அந்த வேலைய நம்ம எப்புட்னாலும் செஞ்சுருவோம், அப்பிடின்றமாரி ஒரு அவுங்களுக்கு ஒரு எண்ணம், அதே மாதிரி நானுமே அவுங்க இந்தமாரி கம்பேர் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அதுக்கு இடம் குடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம் <tsk> நமக்கு வந்து தோணுல. நம்மள ஒருத்தவுங்க இப்பிடி கம்பேர் பண்ணி பேசுனா, "நீ என்னடா! இது நம்மள போய் இப்பிடி பேசுறாங்க? நம்மள விட சின்ன பிள்ளக்கிட்ட ஒப்பிட்டு பேசுறாங்களே!" அப்பிடின்னு சொல்ட்டு, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ட்டு, நானுமே வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, அப்ப தான் விறு, விறு, விறுன்னு வெறிகொண்ட வேங்கையாட்டும் கூட்டிட்டு இருப்பேன். அப்ப சொல்லுவாங்க, இப்ப மட்டும் "ஆ இப்ப மட்டும் உன்னால எப்பிடி முடிஞ்சிச்சு" அப்பிடின்னு கேட்பாங்க. "என்னால முடியும். நீங்கலா வந்து என்ன செய்ய, செய்ய தெரியாது. சு உன்னால முடியாது, எனக்கு தெரியாதுன்னு நீங்க தான் சொல்றீங்க!" அப்பிடினேன்னா! ஆ அப்பிடி நான் சொல்ல போய் தான் நீ பண்ண! அப்பிடின்னுவாங்க. அப்பிடி நான் சொல்ல போய் தான் நீ வந்து
ம். <chuckles> ஆமா. ஆமாங்க. <laughs> எப்பிடியானா கூட்டி முடிச்சுருவீங்களா? ம். <laughs> அப்ப அந்த நேரத்தில என்ன யோசிப்பீங்க நீங்க? அடச்சே! அத அவசரப்படாம கூட்டிட்டோமே! அப்பிடி யோசிப்பீங்களா? பரவா இதுலேயும் ஒரு நல்லது தான் இருக்கு. அப்பிடி யோசிப்பீங்களா?

கண்டிப்பா. எனக்கு வேலைலே வந்து ஒரு விஷயம் வந்துட்டு, அ நடந்துச்சு. அப்ப என்ன அப்டின்னா, அந்த வேலைல வந்துட்டு, நான் வந்து இவ்ளோ, பண்ணணும் அப்டின்ற மாதிரி ஒரு அ குறுக் ஒரு அளவு குடுத்துருந்தாங்க. அப்போ அந்த அளவு சொன்னாங்க, நான் வந்துட்டு, அ முயற்சியே பண்ணி பார்க்கல. பார்த்த உடனேவே, "இந்த அளவா? என்னால பண்ண முடியாது" அப்டி சொல்ட்டேன். ஆனா, அந்த அளவு என்னால ரொம்ப
ம். அது எத வைச்சு சொன்னீங்க?
அதுதான். நானா ஒரு யூகத்தில நானா ஒரு யூகத்தில என்னால இது முடியாது. எனக்கு இது தெரியாதுன்ற மாரி, எனக்கு இது முடியாதுன்ற மாரி சொன்னேன். அப்ப வந்து அது முடியாதின்னு சொன்னதுக்கும்
மலைப்பா இருக்குனா? ம். ம். இல்ல ஒரு சிலர்லாம் வந்து, இந்த ம சக ஊழியர்கள் அதாவது, உங்க கூட வேல பார்க்கிற சக ஊழியர்கள், "என்னால இவ்ளோ இதெல்லாம் பண்ணவே முடியலைங்க. அப்டின்றனால அவங்க பேச்சு கேட்டுட்டு. சோ நீங்க வந்து இந்த மாதிரி எதுவும் சொன்னீங்களா? இல்ல உங்களுக்கே வந்து, அ நம்பிக்கை இல்லாம இந்த மாரி "எனக்கு தெரியாது"அப்டின்ற மாரி சொன்னீங்களா?
இல்ல இல்ல கண்டிப்பா. அது வந்து பேச்ச கேட்கிறதுங்கிறத விட, நமக்கு காதில விழுந்தது தானே நம்ம வந்து மைண்டில ஏத்தி வச்சுருப்போம். அந்த மாதிரி வந்தா அதுக்கூட, அந்த மூள செயல் செயல்ப்பட்ருக்கும் தான் சொல்வேன். யா யார் பேச்சையாவது கேட்டிருக்கும். அந்த மாதிரி கூட செயல்ப்பட்ருக்கும்.
ம். கண்டிப்பாங்க.
"இவங்களே சொல்றாங்களே!" இவங்க இவ்ளோ ஒ அவங்க வந்து இவ்ளோ பெரிய சீனியர், இவங்களே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ளால எப்டி பண்ண முடியும்? அப்டிங்கிற மாரி நமக்கு தோணும்ல? அது வந்து எதிர்மறை சிந்தனைதான். அவங்க வந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜிய குடுத்துட்டு போறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி "எனக்கு தெர்ல, எனக்கு பண்ண முடிலன்னு சொன்னாங்க"
கண்டிப்பாங்க. ஆமாம்மா. ரொம்பவே சரியா சொன்னீங்க. அந்த விஷயங்கள் வந்து நம்மளும் வந்து, நீங்க சொல்ற மாரி கொஞ்சமாது நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். இப்ப நீங்க வந்து நீங்க முயற்சி பண்ணீங்களா? அதுக்கப்புறம் மேலே என்னாச்சு?